இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா, பெரும்பாலும் வந்து, இளைஞர்கள் வந்து சமுதாயத்துல வந்து நெறைய வந்து ஈடுபாடு ஈடுபடுகிறாங்க. ஆனா, சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஈடுபடாம இருக்கறாங்க. இன்னுமே வந்து அந்த பெரியவங்க தான் எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சுட்டுருக்காங்க. ஒரு சமுதாயம் அப்படின்ற ஒரு பொதுவான ஒரு விஷயம் வரம்போது, இந்த இளைஞர்கள் வந்து எப்படி வந்து அந்த சமுதாயத்ல ஈடுபடணும். அவங்கள ஈடுபடுத்த நம்ம என்னன்னலாம் செய்யலாங்க?
ஆமா. ஆ கண்டிப்பா சொல்றேங்க. இளைஞர்கள் அப்டிங்கும்போது, அவங்க பெரிய நல்ல விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உடல் வலிமை. அப்பறம் வந்து ம அவங்களுடைய மைண்ட்டல்லாம் வந்து ரொம்ப பரபரப்பா இருக்கும். அதாவது இளங்கன்று பயமரியாதுன்னல்லாம் சொல்வாங்கல்ல. எது இருந்தாலும் செஞ்சர்லாம் அப்டின்னுருப்பாங்க. தைரியம் அதிகமா இருக்கும், உடல் வலிமை இருக்கும், ஆர்வம் இருக்கும். அந்த 20 வயசு கல்லூரி பருவத்தில இருக்கறவங்களுக்கு வந்து என்ன வேணாலும் பண்ணுவாங்க அவங்க. அந்த அளவு தைரியத்தோடு இருப்பாங்க. அப்போ வந்து நம்ம அத நல்ல வழியில பயன்படுத்திக்கணும். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து. மொதல்ல இது வந்து கல்லூரிகள் பள்ளிகள்லருந்து ஆரம்பிச்சுரணுங்க. பள்ளிகள்ல என்ன பண்ணனுன்னா ஒரு 9தாம் வகுப்புலேருந்து தொடங்கி 9லயே அவங்க வந்து இளை இளைஞருக்கான ஆரம்பத் தகுதி பெற்றுராங்க. 9லிருந்து 12 வரைக்கும் இருக்கற வகுப்புகளுக்கு, பள்ளிகள்ல என்ன பண்ணலான்னா, 1 வாரம் 1 மணி நேரம் வந்து, இந்த சமூக விழிப்புணர்வு பத்திய ஒரு பேச்சாளர்கள கூட்டு வந்து பேச வைக்கிறது. அப்புறம் அது சம்பந்தமா வந்து என்னல்லாம் பண்ணலாம். நாட்டுக்கு நம்முடைய தேவை என்ன? இப்போ எடுத்துக்காட்டா சொல்லணும்னா வந்து அ குப்பை வந்து நம்ம சு தூய்மைப்படுத்துறத பத்தி பேசலாம், தண்ணீர் சேமிப்பு பத்தி பேசலாம். நெறைய விஷயம் இருக்கு. அதாவது நம்ம நாட்ல என்ன பிரச்சனன்னு பார்த்தீங்கன்னா மக்கள் தொகை ரொம்ப அதிகம். அத வந்து சரிப்படுத்தணுன்னா ஒரு ஆள் போய் ஒரு தலைவரால ஒண்ணுமே பண்ண முடியாது. எவ்வளவுதான் மக்கள் அவங்களுக்கு கீழே நெறைய இருக்கு பார்த்தீங்கன்னா. அதாவது லோக்சபா சொல்லுவாங்க, ராஜ்யசபா சொல்லுவாங்க, அப்படியே கீழே வந்தா அமைச்சர்கள் இருப்பாங்க. மாநில அளவுல இருக்கு. அப்பறம் வந்து இந்த இது டிஸ்ட்ரிக்ட்ன்னு சொல்ற அதுவும் இருக்கு, மாவட்ட அளவிலருக்கு. இதுவும் பத்தாதுன்னு சொல்லி கவுன்சிலர் வரைக்கும் போகுதுங்க இந்த கீழே இறங்கிட்டே தலைவர்கள். ஆனாலும் பத்த மாட்டேங்குது. கவுன்சிலர்கள வச்சு பண்ணாலும் வந்து ஒரு முன்னேற்றம்ங்கிறது குறைவா தான் வருது. ஏன்னா மக்கள் தொகை அதிகம் அதான் பெரிய காரணம் நம்ம நாட்ல. இதுக்கு ஒரு சின்ன சின்ன குழுவா ஆரம்பிச்சோம்னா நல்லாயிருக்கும். அத எப்படி கொண்டு போணும்னா வந்து, நான் சொன்ன மாரி 9லேருந்து 12 வரைக்கும் வந்து என்னன்ன நம்ம நாட்ல பிரச்சனை இருக்குங்கிறத பத்தி சிலர் சொல்லணும் பேச்சாளர்கள். இல்ல ஆசிரியர்களே கூட பண்ணலாம். அப்புறம் அதுக்கு என்ன நடவடிக்கை பண்ணணும்? எப்படி வந்து நம்மளோட பங்கு என்னவா இருக்கனும், அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஆரம்ப விஷயத்த அவங்களுக்கு சொல்லியே கூட்டு வந்துரனும்.
ம்ஹ்ம். கண்டிப்பாங்க. ம், ஆமாங்க. ம். சூப்பருங்க, ம். ஓஹோ! ம். கண்டிப்பா, ம். ம்ஹ்ம். ம். கண்டிப்பாங்க. ம். ம், ம். கண்டிப்பாங்க, ம். ம். கண்டிப்பாங்க. கண்டிப்பாங்க, கண்டிப்பா, ம். அதாவது பெரும்பாலும் இளைஞர்கள வந்து, அவங்க நம்ம சொல்லி புரிய வைக்கிறதுக்கு பதிலா, அவங்கள ஊக்கப்படுத்துனா, இன்னும் அவங்க ரொம்ப திறமையா, ரொம்ப ஆர்வமா வந்து எல்லா விஷயத்திலயும் ஈடுபடுவாங்க. அப்படின்றது நான் நெனைக்கிறேங்க.
ம். ம். ம். ம். ஆமா. அது என்ன நான் சொல்ல வர்றேன்னா, "வெறும் புத்தகத்ல இருக்கறத படிக்கணும். நீ அத படிச்சிட்டு பெரிய படிப்பு படிக்கணும். படிச்சிட்டு வேலைக்கு போணும். வேலைக்கு போய் நெறைய சம்பளம் வாங்கணும். நெறைய கார் வாங்கணும், வீடு வாங்கணும்." இதையே சொல்லி சொல்லி <chuckles> நல்லா வளர்க்குறோம் நம்ம. அதுக்கு பதிலா கொஞ்சம் மாற்றமா நம்ம சொல்லிக் குடுக்கணும். "உனக்கு உலகத்தோட சமுதாய பொறுப்புகள் உனக்கு இருக்கு. உன்னால எது உனக்கு புடிக்குதுங்கிறத கண்டுபிடிக்கணும்." இப்போ நான் சொல்றேன் பார்த்தீங்களா, குப்பைய சரி பண்றது, ஸ் தண்ணீர் சேமிப்பு, அப்புறம் வந்து இந்த உடல் நலம் சரியில்லாதவங்களுக்கு உதவுறது, இப்படி பல விஷயங்கள் இருக்கு. அப்படிங்கிறத மொதல்ல சொல்லிரனும். இதுல எது அந்த கொழந்தைக்கு ஈடுபாடா இருக்கோ, அத ஒரு சின்ன குழு ஒரு கிளப் மாரி ஒரு உ விஷயத்த உண்டு பண்ணி, அதுல அவங்கள சேர்த்துவுட்டு, சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட்டிட்டு போலாம். ஒரு கடற்கரைய சுத்தம் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் போவாங்க.
ம். ஆமாங்க. ம். ம். ம். ம். கண்டிப்பாங்க. ம். ஆமாங்க.
அ. அந்த மாதிரியெல்லாம் கொண்டு போலாம். அதே இது வந்து கல்லூரி வந்த உடன அவங்களுக்கு நல்ல வயசும் இருக்கும். ஈடுபாடும் நெறைய இருக்கும். அந்த சமயத்தில இதை ரொம்ப வந்து அரசாங்கமே வந்து வலியுறுத்தி பண்ணலாம். கல்லூரி மாணவர்கள் கண்டிப்பா இதுலெல்லாம் ஈடுபடணும். அப்பதான் தேர்ச்சி பெற முடியும் கல்லூரி படிப்பில. அப்படின்னு ஒரு கட்டாயத்தை கொண்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு பொறுப்பு வரும். அதாவது வாழ்க்கை பாடம்ங்கிறதை வந்து சொல்லி குடுக்கணும். நெறைய இடத்தில பெற்றோர்களால அது பண்ண முடியலங்க. ஒரு சில பெற்றோர்கள் தான் ஒழுங்கா வளர்த்தர்றாங்க பிள்ளைங்கள. ஆ பா ம் பாதி பேரால வந்து முடியல. ஏன்னா அவங்க வ வளர்ந்த பின்னணி அவங்க சூழ்நிலை பல காரணம் இருக்கு அதுக்கு. இப்போ போய்ட்டு நம்ம அத எல்லாம் வந்து சரிப்படுத்துறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம். நம்ம வந்து மொத்தமா மாணவர்களை இப்படி சந்திக்கலாம். ஆனா, நான் உண்மையை சொல்லப்போனா நெறைய பேர் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க தனித்தனியா. அது வந்து ஒரு சீரமைக்கணும். அதுக்கு வந்து அரசாங்கம் கொஞ்சம் உதவி பண்ணணும்னு நான் நெனைக்கிறேங்க.
ம். ஆமா. கண்டிப்பா. ம். ம். கண்டிப்பா. ஆமாங்க. கண்டிப்பா. ம். ஓ. ம்ஹ்ம். ம். ம். கண்டிப்பாங்க. இப்ப இந்த இளைஞர்கள் வந்து நம்ம ஈடுபடுத்தும்போது, நான் என்ன பண்ணேன் அப்படி பார்த்தோம் அப்படின்னா, ஒரு நாள் எங்கள் ஊர்ல வந்து ஒரு திருவிழா நடந்ததுங்க. அந்த திருவிழால பார்த்தீங்கன்னா முன்கூட்டியே அறிவிச்சுட்டாங்க. அந்த ஊர் பொதுமக்கள்லாம் அறிவிச்சுட்டாங்க. இங்க பாருங்கப்பா நாங்கலாம் எங்களோட காலங்கள்லாம் முடிஞ்சிடுச்சு. இனிமே நீங்க வந்து தான் இந்த திருவிழா வந்து எடுத்து நடத்தணும். நாங்க வந்து உங்களுக்கு கைடு பண்ணுவோம். எப்படி பண்ணணும், ஏது பண்ணணும்னு நாங்க உங்களுக்கு கைடு பண்றோம். ஆனா நீங்க தான் என்ன பண்ணணும் மீதி விஷயத்தெல்லாம் நீங்க தான் எடுத்து பார்த்துக்கணும் அழகா அறிவிச்சுட்டாங்க மைக்லயே.
ஆ. சரி. சரி. சரி, சரி. அப்பறம் என்னாச்சு?
அப்ப பார்த்தீங்கன்னா அந்த திருவிழா ஸ்டார்ட்டிங்லருந்து எண்டிங் வரைக்கும்ங்க, அதாவது டெய்லியும் அன்னதானம் இருந்துச்சு. டெய்லியும் ஒரு ஒரு வகையான கலை நிகழ்ச்சிகள் இருந்தது. அதே மாரி அ ஒரு ஒரு ஒவ்வொருத்தவங்க வந்து வேண்டுதல் பண்ணுறதுக்காக டெய்லியும் வந்து அந்த கோயில்ல வந்துட்டு அவங்களோட வேண்டுதல் நிறைவேத்திட்டு போனாங்க. கூழ் ஊத்துனாங்க. <inhales> இது எல்லாமேங்க அன்னதானம் முதற்கொண்டு எல்லாமே அவ்வளோ அழகா அந்த குழந்தை, அந்த <inhales> இளைஞர்கள்லாம் பார்த்தீங்கன்னா <inhales> லைன்ல நிக்க வச்சி. ஒவ்வொ அ ஒவ்வொருத்தங்களும் ஒழுங்கா, கரெக்ட்டா லைன்ல வர வச்சு, எல்லாத்துக்குமே அது அதாவது <inhales> அங்க இல்லை அப்படின்ற ஒரு வார்த்தையே இல்லாம இல்லாத மாரி ஆக்கிட்டாங்க. எல்லாத்துக்கும் கெடைச்சது. எல்லாத்துக்கும் சாப்பாடு கெடைச்சது. சரிசமமா கெடைச்சதுங்க. அதே மாரி பார்த்தீங்கன்னா, அந்த மோர்ல்லாம் ஊத்துனாங்க இல்லைங்களா? எல்லாத்துக்குமே கரெக்டா ஒரு ஒரு டம்ளர்னா கரெக்டா அவங்க குடுத்தாங்க. அப்பறம் முக்கியமானதுங்க என்ன அப்படின்னா, இந்த ம் திருவிழால வந்து அம்மன் கோ அம்மன் திருவிழால இந்த மோடி எடுத்தல் இடித்தல்ன்னு சொல்லிட்டு ஒரு நிகழ்ச்சி ஒண்ணு வைப்பாங்க. மோடி எடுத்தல்ன்னு சொல்லிட்டு. அதாவது அம்மன் வந்து இந்த காத்தவராயன்ன்ற ஒரு சாமி வந்து ஆடுவாங்க. அப்ப அந்த ஹ <gasps> அம்மன் வந்து வேஷம் போட்டு அது ஒரு சடங்கு அங்க செய்வாங்க, அந்த சடங்கு. அது வந்து எல்லாருங்க பரபரப்பா பார்க்க வருவாங்க அந்த விஷயத்தை. அந்த அந்த நிகழ்வு பார்க்கறதுக்கு நெறைய பேர். அதாவது பக்கத்து ஊர்ல இருந்துலாம் கூட அந்த கிராமத்துக்கு வருவாங்க பார்க்கறதுக்கு. அது எல்லா ஊர்ல போட்டாலுமே நெறைய மக்கள் போய் திரண்ட போய் பார்ப்பாங்க. அப்படி போம்போது இங்க வந்து பார்த்தீங்கன்னா, அது நின்னுட்டுருந்தா தெரியாது எல்லாத்துக்குமே. அப்ப என்ன ஆச்சு, எல்லாத்தையும் உட்கார வச்சுட்டு அ அந்த இளைஞர்கள் வந்து எல்லாத்தையுமே, "இங்க பார் யாரும் நிற்கக்கூடாது. எல்லாம் உட்காருங்க. அப்ப தான் நிகழ்ச்சி நடக்கும்ன்னு" சொல்லிட்டு கரெக்டா கட்டுப்படுத்தி அழகா அந்த நிகழ்ச்சியை அவங்க கொண்டு போனாங்க. அதாவது நான் என்ன கேட்கிறன்னாங்க இந்த மாரி இளைஞர்கள் வந்து ஒரு விஷயம் வந்து செய்ய முன்வரதுக்கு பெரியவங்க வந்து எப்படி வந்து துணையா இருக்கணும்ன்னு நீங்க நினைக்கிறீங்க? இப்ப இவங்க சொன்னாங்க இல்லையா? முன்னாடியே அறிவிச்சுட்டாங்க இல்லையா? இந்த மாரி ஒரு அறிவிப்பு குடுத்து அவங்கள வரவைக்கிறது நல்லதுங்களா?
ம். சரி. அருமை, அருமைங்க. புரியுது. ஆமா. சரி, சரி. சரி. சரி, சரி. ம். அருமைங்க, அருமை. ஆ. ஆமாமா. ஆமா. சரியான விஷயம் நீங்க சொன்னது. என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் பார்த்தீங்களா? இப்போ நம்மகிட்ட இளைஞர்கள் இருக்காங்க நெறைய பேரு. செய்றதுக்கும் தயாரா இருக்காங்க. ஆனா என்ன விஷயத்தை செய்யணும்ங்கிறதை பெரியவங்க தான் வந்து அவங்களுக்கு வழி நடத்தணும் நீங்க சொன்ன மாரி. என்ன தே நாட்டுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறதை பெரியவங்க வழிநடத்தணும். அதுக்கு பெரியவங்க குழு ஒண்ணு இருக்கணும். அதுக்கப்பறம் அவங்க இவங்கள வழிநடத்தணும். இன்னொன்னு அரசாங்கம் வந்து என்ன பண்ணலாம்ன்னா நிதி வந்து எல்லாராலயும் நிதி குடுத்துக்கிட்டே இருக்க முடியாது. அப்போ அரசாங்கம் ஒரு விஷயத்தை செய்யலாம். இந்த மாதிரி வந்து கிளப் எல்லாம் வச்சு இதில வந்து நல்ல சேவை செய்ற பிள்ளைங்களுக்கு ஒரு அங்கீகாரம் குடுத்து அவங்களுக்கு வேலையில முன்னுரிமையோ இல்ல மேல் படிப்பில முன்னுரிமையோ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, இந்த பிள்ளைங்களுக்கும் ஒரு ஆசையா இருக்கும். சரி நம்ம செய்றதுக்கு வந்து, அ மனசு சந்தோஷப்படுறதோட, அரசாங்கமும் அங்கீகாரம் குடுக்குது அப்படிங்கும்போது, இன்னும் கூடுதலா பெற்றோர்களும் அதை வந்து நல்லா இது பண்ணுவாங்க. நீங்க ஊக்குவிப்பாங்க. நீங்க போய் பண்ணுங்க. உங்களுக்கு இதுக்காக வந்து தனியா ஒரு முத்திரை கிடைக்குது அப்படிங்கிறதை. அதனால அரசாங்கமும் அப்படி பண்ணலாங்க. இன்னொரு விஷயம் நான் சொல்லுவேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரஸ்ட்டு ன்னு சொல்ற தன்னார்வல தொண்டு நிறுவனங்கள்லாம் இருக்குல்ல. அது வந்து நெறைய பண்ணிட்டிருக்கு. இப்ப வந்து நெறைய பேர் இருக்காங்க இந்த மாரி பொதுத் தொண்டுகள் செய்ய. ஒவ்வொருத்தங்க ஒவ்வொண்ணு செய்றாங்க. ஒருத்தங்க ப க இதுக்கு கல்விக்கு செய்றாங்க, ஒருத்தங்க மருத்துவத்துக்கு செய்றாங்க, இப்போ ஒருத்தங்க வந்து வயதானவர்களுக்காக பண்ணுறாங்க. நெறைய இருக்கு. இப்போ இது எல்லாரும் ஒரு கூ கூட்டமைப்புக்கு கீழ வந்தா இன்னும் நல்லாருக்கும். இந்த மாணவர்கள் சங்கமா ஒண்ணு. அப்புறம் வந்து மாணவர்கள் வந்து படிச்சு முடிச்ச ஒண்ணே இளைஞர்கள் சங்கத்துக்கு மாறிக்கணும் அவுங்க. ஏன்னா அதுக்கப்புறம் பள்ளி கல்லூரி கிடையாதுல்ல. அதனால இது பள்ளி ச பள்ளிகள்ல இருக்குற சங்கம், கல்லூரிகள், அப்புறம் இளைஞர்கள், அப்புறம் பெரியவர்கள் இது போக இந்த டிரஸ்ட் மாரி உள்ளவங்க. இது எல்லாமே வந்து அரசாங்கத்துக்கு கீழ ஒரு இ ஒரே இதுக்கு கீழ வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன்.
ம்ஹ்ம். கண்டிப்பா. ம், ம். கண்டிப்பாங்க. ம். ம். ம். ம். ஆமாங்க. ம்ஹ்ம். ம். கண்டிப்பாங்க. ம், ம். கண்டிப்பாங்க. ம்.
இது வந்து ஆரம்பத்துலேருந்து முடிவு வரைக்கும் இருக்கு பாருங்க நான் சொல்றது. அப்போ வந்து பண பிரச்சனை வராது. அதேமாரி ஆள்களும் பார்க்குறதுக்கு ரெடியா இருக்காங்க. அதுக்கு ஒரு அங்கீகாரமும் கெடைக்கிது. அரசாங்கமும் மே மேற்பார்வை பார்த்துக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம நாடும் சுத்தமாகும். நாட்டுல நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அப்புறம் பொதுமக்களுக்கும் இதனால பயன் இருக்கும்தான்னு வச்சுக்கோங்களேன்.
கண்டிப்பாங்க. ம். கண்டிப்பாங்க, கண்டிப்பா.
ஆ, இப்போ நம்ம நெறைய, கொறைய மட்டுமே சொல்லிகிட்டே இருப்போங்க. எல்லருமா சேந்து என்ன பேசுவோம் தெரியுமா? "பிளாஸ்டிக்க பயன்படுத்தாதீங்க, அது உடம்புக்கு கேடு" இதையே சொல்லிக்கிட்டே சுத்துவோம் எல்லோரும்.
ம். ம். ஆமாங்க. அதாவது அந்த பீச்சுக்குலாம் போம்போது பாத்தீங்கன்னா, பிளாஸ்டிக்ல தண்ணீ குடிச்சிட்டு போய்ட்டு அங்க போடக்கூடாதுன்றது நம்ம நல்ல எல்லாத்துக்குமே தெரியும். ஆனா, அதையும் மீறி, நம்ம அங்க போட்டு வருவோம். அப்புறம் அது ஒரு வேலையா வந்து பாத்தீங்கன்னா, அது ஒரு அசுத்தமா ஆயிடும். நம்மள் நம்மளே நம்மளுடைய சுற்றுச்சூழல வந்து, பாதிப்பு கொண்டு கொடுக்குற மாரி ஆயிடுங்க. ஆனா, அதெல்லாம் ஒரு தன்னால்வரு, தன்னார்வலர்கள்லாம் பெரும்பாலும் பாத்தா, இளைஞர்களா தான் இருக்குறாங்க. அவங்க என்ன பண்றாங்க, ஒரு சிறிய கூட்டத்தை கூட்டிட்டு போய்ட்டு, அங்க இருக்கிற அந்த பீச் எல்லாம் கிளீன் பண்ணிட்டு, அது பார்த்தீங்ன்னா, வார வாரம் நடக்குன்னு தான் நினைக்கிறேன். அங்க இருக்க பிளாஸ்டிக் பேப்பர், பாட்டில், எல்லாத்தையுமே எடுத்தகற்றீட்டு, சுத்தம் பண்ணி வச்சுட்டு வராங்க. நீங்க சொன்ன மாரி, தன் ஆ ஆர்வலர்கள் இருக்காங்க இல்லையா? அவுங்க வந்து, இளைஞர்களை வந்து, இன்னும் நல்லா ஊக்கப்படுத்தலாங்க. ஊக்கப்படுத்தி, அதாவது யு காசு பணம் எதிர்பாக்காம வந்து, வேல செய்ற மாரி, அவுங்கள ஊக்கப்படுத்தி, வேலை செய்ய வைக்கலாங்க.
ம். ம். ம். ஆ. ஆ. அ. ஆமா. ம், ஆமா. ம். ஆ. ஆமா. ஆமா. ஆ. ஆ அதேதான் இப்போ பாத்தீங்கன்னா, நான் சொல்றதில வந்து எல்லா மக்களுமே வந்து, அதில வந்துருவாங்க. ஒரு வீட்டுக்கு ஒரு இளைஞர் கண்டிப்பா இருப்பாரு. இல்லைனா, ஒரு பெரியவங்க இருப்பாங்க, எப்டியும் இந்த குழுவுக்கு கீழே அவங்கள் வீட்டுக்கு ஒருத்தங்கன்னு வந்துட்டாங்கன்னா, இப்போ குப்பைய போட போம்போது, இப்போ 5 பேர் நாங்க எங்க வீட்லருந்து போறோம். எங்க வீட்ல இருக்க ஒரு பையன் வந்து இதில மெம்பரா இருக்கான். எங்க வீட்டுக்காரர் வந்து, பெரியவங்க இதில மெம்பரா இருக்கும்போது, குப்பைய போட போம்போதே, சொல்லிருவாங்க. நாங்களே இதுக்காக தான் பாடுபடுறோம். நீ இப்டி போடுறியேன்னு, என்னைய திட்டுவாங்க. <chuckles> இப்ப புரியுதுங்களா? ஆரம்பம்
கண்டிப்பாங்க. ம். ம். ம். <chuckles> ஆமாமாங்க. ம்.
இப்போ, அந்த ஆரம்பத்திலயே இதை வந்து, அவங்கள வச்சே, அவங்கள சுத்தப்படுத்திக்கலாம் நம்ம. அவங்களே, அவங்கள சரிப்படுத்திக்கிற வழி இருக்கு இதில. அதனால தான் சொல்றேன், எல்லாரும் சேந்தா தாங்க இந்த விஷயத்தை சரி பண்ண முடியும். வெறும் இளைஞர்கள், நம்ம குறிப்பிட்டு சொல்ல முடியாது. நீங்க சொன்ன மாரி பெரியவங்க வழிநடத்தணுங்கிறது, ரொம்ப முக்கியம். அப்புறம் பாத்தீங்கன்னா, நிறுவனங்கள் இருக்குங்கல்ல, நிறுவனங்களுக்கு வந்து அரசாங்கமே கண்டிப்பா சொல்லியிருக்கு. சிஎஸ்ஆர்ன்னு ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கு. நிறைய லாபம் சம்பாரிக்கக்கூடிய நிறுவனங்கள் என்ன பண்ணணுன்னா, ஒரு பகுதிய பொது விஷயத்துக்காக செலவு பண்ணி, உங்க கணக்கு காமிக்கணும் அத. அதுல நிறைய பேர் வந்து மரம் நடுறது பண்றாங்க. சாலையோர மரங்கள் நடுறது, அப்புறம் வந்து இந்த ட்ராஃபிக்கு விஷயம் சம்மந்தப்பட்டது, சாலைகள் முன்னேற்றத்துக்காக, இந்த மாதிரி நிறைய பண்றாங்க. இவுங்களும் இதுக்குள்ள சேந்துக்கணும். சேந்து எல்லாரும் சேந்து ஒண்ணா செய்யும்போது, நல்ல பலன் கிடைக்கும்ங்க கூட்டு முயற்சியில. அதுக்கு பார்த்தீங்கன்னா, அவங்கவங்களுக்கும் இது நன்மையு நன்மையா இருக்குங்கிறேன். நம்ம ரோடும் சுத்தமாகும்ல, நம்ம வீட்டு முன்னாடி.
ஆமா. ம், கண்டிப்பாங்க. ம். கண்டிப்பா. ம். ஓஹோ! ம். ம்ஹ்ம். ஓஹோ! கண்டிப்பா, கண்டிப்பாங்க. கண்டிப்பா. அதாவது இந்த இளைஞர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா நீங்க சொன்ன மாரி அம்
அதான் சொல்ல வரேன். அதாவது.
அ. காலேஜ்ல, ஸ்கூலெல்லாம் வந்துட்டு இது வந்து ஒரு விழிப்புணர்வு மாரி, அவங்களுக்கு சொல்லி காமிக்கணும். இந்த மாரி "நீங்க தான் நாளைக்கு வந்து இந்தியால உடைய, அ முதுகெலும்பே நீங்க தான். உங்களால தான் நாளைக்கு இந்தியாவுடைய வரலாறு, நெறைய விஷயங்கள் மாற போகுது. இந்த நம்ம சுற்றுச்சூழல, நீங்க தான் பாதுகாத்து வச்சுக்கணும். யாராவது தப்பு பண்ணாலும் கூட, அத நீங்க போய் என்ன பண்ணலாம்? அத கேட்டு அத சரி செய்ய பார்க்கலாம்". அப்படின்னு சின்ன சின்ன ஊக்கம், அவங்களுக்கு குடுத்தாலே போதுங்க. கண்டிப்பா அவங்க ம்.
ம். ஆ. ஆமா. ஆ இல்ல. என்னுடைய இது என்னன்னா? கட்டாயப்படுத்தணும். இப்ப சொல்லணும்னு சொன்னா அவங்களுக்குல்லாம் ஒரைக்காது. நீங்க வந்து கட்டாயம் அப்படின்னு வந்துட்டா, இதில ஒரு பாடத்தில இதில நீ மெம்பர்ரா இருந்து, பண்ணியிருந்தா தான், நீ பொதுத் தேர்வில தேர்ச்சின்னு சொன்னா, அவங்க அவங்க பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. இவ்வளவு நாளா விழிப்புணர்வு இல்லன்னு சொல்லவே முடியாது. இவ்ளோ காலகட்டமா விழிப்புணர்வுலாம் இருக்கத்தான் செய்யுது. ஆமா, அப்படிதான் சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுவேன்? ஒரு 7up போ, Limca வையோ குடிச்சுட்டு பாட்டில தூக்கி போடுவேன். அப்போ நான் விழிப்புணர்வு, எனக்கு இல்லாமையா இருக்கு? தெரியும் எனக்கு தப்பு, பிளாஸ்டிக் பயன்படுத்துறதுன்னு. ஆனா கட்டாயம்னு சொல்லி ஒரு அடிய போட்டாங்கன்னா, நான் செய்வனா இத? <laughs> அது அதுதாங்க.
ம். ம். கண்டிப்பாங்க ம். ம்ஹ். ம். ம். ம், ம். இல்ல அதுவும் அரசாங்க வேலை தராங்கன்னாங்கன்னாவே, நம்ம செய்யவே மாட்டோம் முக்கியமா. ரொம்ப அழகா வந்து அந்த இளைஞர்களுடைய ஈடுபடுத்துறதுக்கான இந்த சமுதாயத்தில என்னென்ன வ விஷயங்கள் நம்ம செய்யலாம்? அவங்களை எப்படி நம்ம வழிம் அ வழிநடத்தலாம்? அவங்களுக்கு என்ன மாரி விஷயங்கள் சொன்னா? அவங்களுக்கு புரியும். அது வந்து கட்டாயம் எப்படி நம்ம படுத்தி அவங்களை செய்ய வைக்கலன்றது ரொம்ப அருமையாவும், ரொம்ப, அ மு அவ் ஓ ரொம்ப அழகாவும் நீங்க என்கிட்ட பகிர்ந்துகிட்டீங்க. மிக்க நன்றிங்க!
அத்தாங்க. மிக்க நன்றி.